ஓ! சிறப்புங்க!
அதிலயும் எனக்கு அந்த தமிழ்ல இருக்கறது இல்லயா? மொழி பற்று காரணமாக அந்த அது மேல வந்து ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. தமிழ்ல நெறைய எழுதுவேன். இங் ஆங்கிலத்திலும் எழுதிருக்கிறேன். எங்க அப்பா இருந்த வரைக்கும் ஆங்கிலத்தில எழுதினோம். அதுக்கு அப்புறம் வந்து, அந்த ஆங்கிலம் தள்ளிப் போய்ட்டு, கொஞ்சம் கொஞ்சமா. அ, அப்பாக்கு என்னன்னா, அந்த ஆங்கிலத்து மேல ஒரு ஆளுமை வரணும்ன்ற ஒரு எண்ணம். ஏன்னா தமிழ் வந்து வீட்டில பேசுறோம். வீட்டில வந்து க அது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிப்பான ஒரு விஷயமா இருந்தது. தமிழ் தான் வந்து பேசணும்ன்ட்டு. அங்க வந்து அ வ அந்த பா இந்த ஃபை என்ன சொல்வாங்க, அந்த, நாகரீகத்துக்காக கூட வந்து இந்த டாடி, மம்மி அதெல்லாம் பேசக்கூடாது. அம்மா, அப்பா, பாட்டி அப்படி தான் கூப்பிடணும். அங்கிள், ஆண்டின்னுலாம் கூப்பிடக்கூடாது. மாமா, மாமி, அத்த. இந்த மாரி தான் கூப்பிடணும்.
ம். ம். ம். ம். கண்டிப்பாங்க. ஓ! ம். ஓ. அந்த மாரி நம்ம தமிழ் சொற்கள் தான் வந்து உபயோகப்படுத்தணும். ம்.
ஆமா. அதில ரொம்ப கண்டிப்பு ஜாஸ்தி! வீட்டில.
ஓ! சரிங்க, நல்ல விஷயம்.
அதனாலேயோ என்னவோ தெரியாது. அந்த மொழிப்பற்று வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருந்தது. அது அந்த குறுக்கெழுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைய வரைக்கும் அது ஒரு ஹாபி! அதாவது முதல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு இதுவா இருந்தது. அதுக்கு அப்புறம் போக, போக, போக, போக அது வந்து எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள வந்து அது அ, ப அந்த பழக்கமே வந்து என்னோட தேவை மாரி ஆயிடுச்சு. இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்காக டீ கடைக்குலாம் போய்ட்டு உட்கார்ந்து, அந்த <chuckles> தினத்தந்திய எடுத்து உக்காந்து, அதில எழுதிட்டு தான் வந்து, நான் வீட்டுக்கே வருவேன்.
அஹ. ம். ம். ம்ஹ்ம். அ. அ. அது ஒரு
அங்க அன்னைக்கு பேப்பர் வரலன்னா, நானே போய் பேப்பர வாங்கிட்டு வந்து, எழுதிட்டு, அவர் கிட்ட அந்த பேப்பர கொடுத்துட்டு வந்துருவேன். அந்த மாதிரிலாம் வந்து அ, என்ன சொல்லுவாங்க, அடிக்க்ஷன்னு சொல்லுவாங்க.
<chuckles> அஹ. அ. ஓ!
ஆனா அது அத விட அது மேல இருந்த ஈர்ப்புன்னு தான் சொல்லணும். நமக்கு அது ஒரு மனது மனது நிறைவு தரும். இந்த ஒரு ஹாபின்ற ஒரு விஷயம் மனது நிறைவு தருவதனால தான நாம வந்து அதைய வந்து பின்பற்றுறோம்.
அ, அந்த வ அது அ.

<chuckles> சிறப்புங்க. ம். அப்பிடியே நல்ல அ சமையல்னா! ஆ சமையல்னா அப்ப <smacks lips> எல்லா சமையலும் வந்து உங்களுக்கு சமைக்க பிடிக்குமா! அந்த மாதிரியா? இல்லன்னா குறிப்பிட்ட சமையல் தான் எனக்கு வந்து அ சரி ம்.
அது எனக்கு சமைக்கிறதுன்றதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல இல்ல அப்பிடி இல்ல. எல்லாமே கத்துக்கணுன்தான் ஆசை. எனக்கு இப்போ பண்ணத் தெரிஞ்சதுல நல்லா பண்ற இத ஐட்டங்கள் இருக்கு. புதிது புதுசு புதுசா நானே வந்து இந்த பாரம்பரிய உணவுகள்ல நானே கொஞ்சம் ம அ ஒரு சின்ன திருத்தங்கள் செஞ்சு, புதுசா ஒரு இத கண்டுபிடிச்சமாரி புதுசு இல்லன்றது தெரியும். நமக்குத் தெரியும். ஆனா வெளிய சொல்லும்போது அது புதுசுன்னு சொல்லிக்கிறது.
ம். ம். ஆ. கண்டிப்பாங்க. ஆ அதெல்லாம் வந்து சமைப்பீங்க. ம் அப்போ வந்து நீங்க
அந்தமாரி எல்லாம் பண்றது உண்டு. அது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம்.
ஆ பிடித்த அ விசயத்த வந்து நீங்க அ அந்த சமையல் செய்றதுக்காக நீங்க உதவி செய்து செய்றமாரி செய்வீங்களா! இல்லன்னா நீங்க அ எனக்கு வந்து
இல்ல இல்ல தனியா தான், தனியா. நான் மட்டுமே! நான் மட்டுமே தான் செய்வேன்.
ஓ! சிறப்புங்க. அப்ப அது வந்து நீங்க ஒரு பழக்கமாவே வந்து உருவாக்கிட்டீங்க. நீங்களே அந்த உங்களுக்கு தேவையானத சமைக்கிறது, அ உங்களுக்கு பிடிச்சது சமைக்கிறது அந்த மாதிரியே உங்களுக்கு வந்து அந்த ஹாபி ஆயிடும்.
ஆமாங்க. ஏனா எனக்கு மட்டும் இல்ல, வீட்ல ம மனைவி, குழந்தைகளுக்கும் என்னோட நான் சமைச்சா ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அதை பண்ணுவேன். நான் நான் அவுங்க எப்பிடி இருந்தாலும் மெ பெண்களுக்கான ஒரு 3 நாட்கள் வரும் இல்லயா!
சிறப்புங்க. <chuckles> ஆமாங்க. ம்.
அந்த, அந்தமாரி நேரங்கள்ல வந்து நான் வந்து சமைச்சு அவுங்களுக்கு கொடுக்கிறது அவுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
நீங்க சமைப்பீங்க. ம் <chuckles> சிறப்புங்க. ரொம்ப ஒரு சந்தோஷம் எனக்கு, ம்.
அதே என்ன அதில வந்து பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பிடிக்கான்னு சொல்லமாட்டேன். அ சோம்பேறித்தனம் வர்ற ஒரு விஷயம் வந்து இந்த பாத்திரம் தேய்க்கிற விஷயம் மட்டும் தான்.
ம். <chuckles> அ அந்த வேலை மட்டும் கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கிறமாரி. ம், ம்.
கொஞ்சம் நமக்கு <laughs> நெருடலாவே இருக்கும். அதுக்குகு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ அ ஒரு சமீப காலமா ஒரு ஒன் 1.5 வருடங்களா தான் வந்து இந்த ஒரு இது வந்து எனக்கு என்னமோ அது ஹாபி ஆ இல்ல என்ன சொல்றதுன்னு தெரில. ஆனா அது ஹாபியா ஆயிடுச்சான்னு தெரியல. விமர்சனங்கள் நிறைய கேட்கிறேன். அந்த விமர்சனங்கள், வாக்குவாதங்கள், அரசியலாக இருக்கட்டும், இல்ல நாட்டு நடப்பா இருக்கட்டும், இல்ல சினிமாவா இருக்கட்டும். ஏதோ ஒன்னு. இல்ல நகைச்சுவை அந்த இதுவா இருக்கட்டும். அது அந்த Youtube ன்ற இதில வந்து அதெல்லாம் கேட்கிற ஒரு பழக்கம் வந்திருக்கு. அது வந்து பா தி இப்போதைக்கு பழக்கமா இருக்கா? இல்ல அது என்னோட பொழுதுபோக்காவே ஆயிடுச்சா? ஆனா என்ன ரொம்ப நேரம் அதில உட்கார மாட்டேன். அதனால அது வந்து எனக்கு இதுவாகல. அது ஒரு பழக்கமா தான் பார்த்துட்டு இருக்கேன். பாட்டு கேட்கிறது. அந்த பாட்டு கேட்கிறது இன்னக்கும் வந்து இருக்குன்றது வந்து சொன்னேன் நானு. இப்ப என்னன்னா, கொஞ்சம் இதுவாகி ஆன்மீகப் பாடல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியா போயிடுச்சு.
அ சரியா சொன்னீங்க. ம். ம். ம் ம். ஆ, ஆமாங்க. ஆமா. சொன்னீங்கல்ல.

இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வாழ்க்கைல வந்து அன்றாடம் வந்து, அ, ஒரு ஒரு பழக்கம் வழக்கம் வச்சிருப்பாங்க. இந்த ஏதாவது ஒண்ணு காலைல எழுந்திரிச்சதும் அன்றாடம், அ, ஒரு, க தேனீர் அருந்து இருந்து சரி, ஏதாவது ஒரு சின்ன பழக்கமா ஏதாவது இசை கேக்கிறதா இருக்கும். ஒரு சில பேரு வந்து இந்த சமையல் அறைல இருக்கைல இந்த FM கேட்பாங்க. இந்த மாரி ஒரு சின்ன சின்ன ஹாபி வந்து அவுங்களுக்கு இருக்கும். அந்த மாரி வந்து நீங்க ஏதாவது ஒரு சில ஹாபி வந்து நீங்க புதுசா வந்து தொடங்கியிருப்பீங்க. அது வந்து அந்த மாரி தொடங்கைல எப்படி இருந்தது? நீங்க அது தொடங்குறதுக்கு என்ன காரணமா இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்லலாங்களா?
கண்டிப்பாங்க. இதுக்கு வந்து 1, 2 இல்ல. எனக்கு ஒரு 4, 5 ஹாபி வந்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வர ஆரம்பிச்சது.
ம்.
ஆ. அது வந்து சிறு வயதில் இருந்து தான் அதுக்கு நான் வந்து, உங்களுக்கு சொன்னேன்னா அழகா உங்களுக்கு வந்து இத புரியும். எனக்கு எப்டி அந்த ஒரு விஷயங்கள் வந்து ஹாபியா மாறுச்சின்ட்டு.
சரிங்க. ஆ. கண்டிப்பா. சொல்லுங்க. ம்.
மொத ஹாபியா இருந்தது வந்து இந்த பாடல் கேக்கும், அ, ஒரு விஷயம் வந்து எனக்கு நிஜமாவே இந்த ஹாபியா இருந்தது.
சிறப்புங்க. அது எப்படி இருந்தது? காரணம். ம்.
அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்களேன், அது எங்க அம்மாதான் நான் முக்கியமா சொல்லுவேன்.
ஓ! சரிங்க. அவுங்க என்ன விதத்தில வந்து அதுக்கு காரணமா இருந்தாங்க, நீங்க அந்த இசைய கேக்கணும்னுறதுக்கு.